அது என்ன பிரச்சனைனு தெரியல, ஸ்கூல் உடைய மேனேஜ்மென்ட்க்கும் அவங்களுக்கும், ஒரு சில பிரச்சனை ஆயிருச்சு, வெளியே போய்ட்டார். நாங்க சொன்னோம் எங்கள் ஸ்கூல்ல, எங்க பிரின்சிபல் எல்லார்ட்டையும் சொன்னோம், "எங்களுக்கு அதே ஆசிரியர் தான் வேணும், இல்லாட்டி நாங்க படிக்க மாட்டோம்," அப்படினு நாங்க சொல்லிட்டோம். நாங்க ஒரு 10, 15 பேர் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு "சார் வாங்க சார், நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படினு சொல்லிட்டு நாங்க அழைச்சிட்டு வந்து உட்காந்த வச்சிட்டோம், "நீங்க பண்ணுங்க சார் நாங்க பார்க்கிறோம், நாங்க இருக்கோம் சார் வாங்க."
ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, அதாவது நீங்க அவங்க அவர் வந்து உங்க மனசிலலாம் இவ்வளவு இடம் பிடிச்சிருக்கிறனால தான், நீங்க அந்த இடத்திற்கு அவர போய் கூப்பிட போயிருக்கீங்க. இதே ஒரு பிடிக்காத ஒரு ஆசிரியரா இருந்தா நீங்க அந்த அளவுக்கு போயிருப்பீங்களா? "அப்பா நீங்க எப்போ போறீங்களோ போங்க," அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க.
கண்டிப்பா. இல்ல. கண்டிப்பா, "அப்பாடா சாமி போனான்." அப்படிங்கிற மாரி நாங்க நினைச்சிப்போம். அ அந்த மாதிரி ஒரு சில பாடங்கள் கூட இருக்கு. 10தாம் வகுப்பு முடிச்சிட்டு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப் வகுப்பு போறப்போ, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த எந்த குரூப்ல எந்த பிரிவில போணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லைங்களா? 10தாம் வகுப்பு வரையும் வந்து சோசியல் சயன்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ் அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி வரும். எனக்கு ஒரே இடத்தில இருந்து கதை சொன்னாலே தூக்கம் வந்துரும். <laughs> அது என்னானே தெரியல, இப்ப வரையும் அப்படித்தான் இருக்கு. ஒரே இடத்தில இருந்து கதை சொன்னாலே தூக்கம் வந்துரும். அந்த கதையில எனக்கு ஆர்வமும் இல்லை. சிவிக்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஹிஸ்டரி, ஜியோகிராபி அவ்வளவா தூக்கம் வந்துரும் ஃபுல்லா. அது என்னவோ தெரியல, அது எங்களுடைய ஆசிரியை வந்து அவங்க அவங்களுடைய முகபாவனைகள் பார்த்தாலே, தூக்கத்திலேயே எழுந்து பேசுற மாரி பேசுவாங்க. அது 1, ஆமா. அது 2 வது என்னனா, ஆ அவங்க வந்து, அவ்வளவா பிளசன்ட்டா பேசமாட்டாங்க யாரிட்டையும், எந்த ஒரு மாணவர்ட்டையும் அவ்வளவா அவ்வளவா பேசமாட்டாங்க. நல்லா பேசமாட்டாங்க, <tsk> அது
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க. ஆமா, ஆமா. ஆமாமா. ஆமாங்க. ஆமா, ஆமா. <laughs> ஆ ம். அச்சச்சோ! கண்டிப்பா. ம் தூக்கம் வந்துரும். <laughs> ஆ ஒ! புரியுது, புரிது. ம் வந்தாங்களா, பாடத்தை எடுத்தோமா போணுமா அப்படின்ற மாரி அ.
போனோமான்னு இருப்பாங்க. ப் இப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு என்ன குறிக்கோளா இருக்கும் அப்படினா, "நம்ம வந்து வந்தது வந்ததுக்கு முன்னாடி வந்துட்டு போனதுக்கப்புறம், மாணவர்கள் என்ன மாற்றம் கண்டிருக்கிறாங்க, அவங்களோட எண்ணத்திலேயும் சரி, படிப்பிலேயும் சரி," அதுதான் அவங்களோட வெற்றியா இருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பொருட்டாவே இல்லை. அவங்களுக்குனு சொல்லமாட்டேன், ஒரு சில மக்களுக்கு தான் அந்த பொருட்டு இருக்கு. மாம் இப்ப பெரும்பாலும் மக்களுக்கு அந்த பொருட்லாம் இல்லை, "நான் என் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்பா, அதற்கு அப்புறலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது."
ஆ புரிது, புரிது. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. சில பேர் ம். ம். அதாவது சில பேர் வந்து கடமைக்கு, "எனக்கு ஒரு சம்பளம் வேணும், அதுக்கு ஒரு நான் வேலையை பார்க்கனும், அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்," அப்படின்ற மாரி போவாங்க. சில பேர் வந்து அந்த பா அது என்ன சொல்றது அந்த வேலையை ஒரு காதல் பண்ணி அதை வந்து ஒரு முழுமையா அதற்கு குடுக்கணும், அந்த வேலைக்கான ஈடுபாட குடுக்கணுனு நினைக்கும் போது, அது வேலையே வந்து ப பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறது தான். "அப்போ அத வந்து நம்ம நல்லபடியா பண்ணி முடிச்சா அழகா இருக்கும்," அப்படின்ற மாரி சில பேர் நினைப்பாங்க.
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க.